சோ வந்துட்டு நம்ம வந்துட்டு பூசணிக்கா அல்வா பண்லாம்னு சொன்னது எங்க அம்மாவோட ஐடியா. சரி நானும் சொல்லிட்டேன். கேட்டரர்ஸ் கிட்ட நம்ம சொல்லிட்டோம்.
ஆ.
அப்புறம் வந்துட்டு இப்ப என்னன்னா இது அடுத்து வந்து நம்ம வந்துட்டு என்ன வப்போம்? ஸ்டார்ட்டர்ஸ் வப்போம் இல்லீங்களா? சோ எங்க ஊர்ல இந்தச் சிந்தாமணி வறுவல் ரொம்ப ஃபேமஸ்
ஆமா. ஆ, எங்க ஊர்லயும் தாங்க.
அப்டிங்களா? சூப்பர். அப்போ அந்தச் சிந்தாமணிய அந்த அந்த விஷயங்கள் அது பண்ணிட்டோம். அதுக்கப்றம் பச்ச மிளகாய் வறுவல்ன்னு ஒண்ணு வந்துட்டு செய்யச் சொல்லிருந்தோம். அது எங்க அம்மாவுக்கு வந்து, அந்த வறுவல் பயங்கரமா செய்வாங்க. எங்க குடும்பத்துக்கே அது வந்து ரொம்ப புடிக்கும். அதயே வந்து
பச்ச மிளகாய் வறுவல்.
ஆமாங்க. இப்ப சிந்தாமணில செவப்பு மிளகாய் போடுவாங்க இல்லீங்களா? இதே மாரி இதுல வந்துட்டு பச்ச மெளகா கடைசில எறக்கி வைக்கும்போது மட்டும் முந்திரி அரச்சு ஊத்திருவோம்.
சரி. ஆமா. காக்குமே
புரியலைங்க.
காக்குல்ல. காரமா இருக்கும்ல.
கா அதுதான் அதுக்குதான் கடைசில முந்திரி முந்திரிய அரச்சி ஊத்திருவாங்க.
ஓ, சரி, சரி. நான் செஞ்சு பாக்குறேன்.
அது வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்நெஷாவும் இருக்கும், காரமாவும் இருக்கும். இந்த வெள்ள சாப்பாட்டுக்கு பயங்கர டேஸ்டா இருக்குங்க.
ஆமா. அப்படியாங்க? என்ன இதுவரைக்கும். நா இது இது நான் கேள்விப்பட்டதில்ல.
ஆமா. அப்படியா, ஓகே. அ இது வந்துட்டு இது 2டும் பிளான் பண்ணிருந்தோங்க. அப்பறம் வந்துட்டு, மட்டன்ல வந்துட்டு ரத்த பொரியல் பிளான் பண்ணோம். ரத்த பொரியல்னா, அந்தக் குடல் அ ரத்தம் ரத்தம், இருக்கும் இல்லீங்களா, இதெலாம் சேந்து ரத்த பொரியல் மாரி.
தெரியும், தெரியும். ரத்த பொரியல். ஆ. கொடல் தனியா, ரத்த பொரியல் தனியாவா இல்ல சேத்து பண்றதா. இங்க பெருசா ஒண்ணும் இல்லைன்ட்டு இவ்ளோ சொல்றீங்க.
இல்ல சேத்தே பண்ணிட்டோங்க. எல்லாம் ஒட்டுக்க போட்டாச்சு. <laughs> இந்த விஷயம் அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு பண்ணிருந்தோங்க. அது வந்து என்னன்னா அந்த அ <tsk> தலக்கறி ஒண்ணு பண்ணிருந்தோம், அந்த மூளை அந்த மாரி விஷயங்கள்லாம் வச்சுட்டு. ஏன்னா ஆடுன்னு எடுத்துட்டா தலக்கறி, இந்த போட்டி எல்லாம் வந்துரும் இல்லீங்களா? சரி ஒரு ஆட வெட்டிட்டோம் அது என்னென்ன இருக்கோ எல்லாத்தயும் செஞ்சிருவோம்ன்ற மாரி பிளான் பண்ணிட்டோம்.
ஓ. ஓ. ஆமாமா. அவ்ளோதாங்க. இங்கேயும் அப்டித்தான் பண்ணுவாங்க. கல்யாணம் முடிஞ்சு போறப்போ, ஒரு கெடா வாங்கி வெட்டிட்டு அதுல இருக்கிறத எல்லாத்தயும் செஞ்சு விருந்து போட்டு முடிச்சிருவாங்க.
ஆமா.